செரி.
ஒரு ஸ் பிரெஞ்சோ இல்ல ஒரு ஜெர்மனோ எனக்கு தெரியாது. அவங்க கிட்ட நான் ஆங்கிலத்துல ஒரு நார்மல் மக்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு புரிய கூட இல்ல.
ஆமா. ஓ! அப்ப அந்த ம் நாட்டு மக்களுக்கு ஆங்கிலம் புரில அப்டின்னு சொல்றீங்க நீங்க.
ஆங்கிலம் பலபேருக்குத் தெரியாது.
ஒ! அவங்க மூல மொழி மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா?
அவங்களோட தாய்மொழி தான் தெரியும். அவங்களோட மூல மொழி தான் தெரிஞ்சிருக்கு. நீங்க நான் போயிட்டு அப்ப அங்க வந்து எனக்கு வந்து ஒரு விடுதியில தான் குடுத்திருந்தாங்க. அ ரூமு, அந்த சர்வீஸ் அப்பார்ட்மென்ட்ன்றதெல்லாம் வந்து அதுக்கப்பறம் வந்ததா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது 2000, 2002ல நான் போகும்போது.
கண்டிப்பா நீங்க சொல்றது ஓ! செரி. ஒ! செரி.
அப் நான் இன்னா போயிட்டு ஒரு ஒரு உணவகத்துக்கு போயிட்டு நான் வந்து, நான் வெஜிடேரியன்னு சொல்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம்.
ம். <laughs> கண்டிப்பா.
நான் சொல்றது அவங்களுக்கு புரியாது. அவங்க சொல்றது எனக்கு புரியாது. இன் அ -உ இன்னும் அந்த மெனு கார்டுனு சொல்லுவாங்க இல்லையா? அதுலயுமே வந்து அவங்க ஊர் மொழி தான் இருக்கும்.
ஆமா ஆமா. ஓ! அதே மாரி மாதவன் ஒரு படத்துல பண்ணுவாரு இல்லையா? வெளிநாட்டுக்கு போயிருப்பாரு, அவருக்கு ஆங்கிலமே தெரியாது. அங்க போயிட்டு "நான் வெஜ், நான் வெஜ்" அவனோ ஒடனே <laughs> அந்த மாரி.
ஆமா, ஆமா. அந்த ஆஸ்திரேலியா போகும்போது ஐ ஜக்குசே கக்குசே அப்டின்ற மாரி இருக்கும் இல்லையா? அது மாரிதாங்க. அந்த அந்த நகைச்சுவை மாரி தான். நான் போயிட்டு "நோ எக்கு, நோ மீட், நோ சிக்கன், நோ மட்டன், அ நோ லேம்ப்" அந்த மாரில்லாம் சொல்லி, இது பண்ணேன்னா எலையும் தழையும் மட்டும் வந்தது.
ஓ! அ. ஒ! <laughs>